சில நேரங்கள் நம்ம முயற்சி பண்ற எல்லா விஷயங்களும் வெற்றியடையுதா அப்டின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். ஏனா தோல்வியிலருந்து நம்ம நிறைய கத்துக்குறோம். ஒரு சிலர் தோல்வி வந்தோடன அத விட்டுட்டு போயிட்லாம் அப்டின்னு ஒரு அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறதுனால, சிலர் விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க. அந்த மாற்றத்துக்கு பின்னாடியும் நம்ம ஏதாவது பண்ணணும். இதுலேருந்து எப்டி அ நம்ம ஜெயிக்கணும். எப்படி மீண்டு வரணும் அப்டின்னு நெர் நெறைய பேர் யோசிப்பாங்க. நீங்க மீண்டு வரணுனா, நீங்க எப்டி தொடங்குறீங்க, அப்டின்னு சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. முதல்ல நம்ம எந்த இடத்துல தோத்தோமோ அந்த இடத்துல நின்னு தான் ஜெயிக்க முடியுங்க. அதனால அதனால நம்ம தோத்த இடத்த வந்து நல்லா ஆராயணும். நம்ம எதனால தோத்தோம்? நம்ம செஞ்ச ஏதாச்சு தப்பா இருக்குதா? இல்ல நம்ம எடுத்துட்ட விதம் தப்பா? நம்ம புரிஞ்சுகிட்டது தப்பா? இல்ல நம்ம செ எல்லாமே சரியா செஞ்சு அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அதாவது வெற்றினு சொல்லி யாரு சொல்வாங்களோ, யார் அங்கீகாரம் கொடுப்பாங்களோ அவங்க இடத்துல அது வந்து புரியலியா? புரியிற மாரி நம்ம வைக்கலியா? இந்த மாரி நம்ம வந்து ஆராயவேனும். அப்ப தான் நம்ம தோல்வியில இருந்து கத்துக்க முடியுங்க.
ஆஹ்ம்! இல்ல. நீங்க சொல்ற மாரி அது எல்லாம் சிந்தனைகள்ல்லாம் வரும். நிறைய மனசுக்குள்ள ஓடும். அது எல்லாத்துக்கும் ஒரு அ விடை இருக்கா, அப்டின்னா அது கற்பனைக்குலா நிறைய ஓடும். இதனால தான் தோல்வியா? இதனால தோல்வியா? ஒரு சிலர் எல்லா எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்டிங்கிற அளவுக்கு தோல்விய ஒப்புக்கொள்வாங்க. சில நேரங்கள்லாம் தோல்வி வந்து மாற்றத்துக்கு ஒரு பெரிய படியா இருக்கு அப்டின்னு நீங்க நெனச்ச அந்த தோல்வியப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. என்னோட முதல் தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா, க பள்ளியில தான் ஆரம்பிச்சுதுங்க. அது தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு வித என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தேர்ச்சி ஆயிட்டன். ஆனா, வந்து படிப்புல மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அ கம்மியான மதிப்பெண் தான் எடுத்தாங்க. இத் ஆமாங்க. இதனால எனக்கு வந்து இந்த முதல் குரூப், 2வது குரூப்ன்னு சொல்லுவாங்களே, அதலெல்லா நான் சேராம நான் 3வது குரூப்ல தான் போய் சேர வேண்டியதா போச்சுங்க என்னோட மதிப்பெண்ணுக்கு.
அப்படிங்களா? அடடா!
அதனால இத தோல்வின்னு சொன்னா பெரிய தோல்வி இல்ல. ஆனா, நம்ம ஏதோ அ அந்த அந்த விதத்தில வந்து நான் தோல்வின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா, நான் வந்து பெரிய கற்பனை பண்ணல. இந்த முதல் குரூப் எடுத்து நான் டாக்டரா ஆகணும். 2 ஆம் குரூப் எடுத்து ஒரு இன்ஜினியர் ஆகணும். அத மாரில்லாம் நான் எந்த திட்டமும் என்ட்ட இல்லைங்க. அதனால எனக்கு அது தோல்வியா பெருசா தெரியலைங்க. அது தவர ஆனா மதிப்பெண் ரொம்ப கம்மியா எடுத்துருவேன் நம்ம நல்லா படிச்ச பையன் இப்படி மார்க் அந்த விதத்தில நான் வந்து தோத்துட்டேன். இல்லன்னா வந்து ஒரு ம மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டேங்க.
அஹ்ம். ஆ. இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க 10ம் வகுப்பில உங்களுக்கு மதிப்பெண் வந்து குறைவா இருந்தது. இப்ப திரும்பியும் உங்களுக்கு வந்து 3ம் அந்த இதுதான் வந்து கிடைக்குது அப்பpடிங்கிறமாரி நீங்க சொல்றீங்க துறை. இப்ப நீங்க திரும்பவும் படிக்கும்போது உங்களுக்கு பயமா இருந்திருக்கும் இல்லயா! ஏன்னா, 12ம் வகுப்பு திரும்பவும் பொதுத் தேர்வு அப்பிடிங்கிறமாரிதான் நாம எழுதும்போது இருந்தது. இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அ அந்த மாதிரி இருக்கும்போது, இப்ப திரும்பவும் நீங்க தொடர்ந்து படிக்கணும், 3ம் துறையின எனக்கு அவ்ளதான் கிடைச்சிருக்கு. ஆனா, நான் தோல்வியா பார்க்கலங்குறீங்க. உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு பொதுத் தேர்வு எழுதும்போது ஒரு பயம் இருந்ததா? அதை எப்பிடி எதிர்கொண்டீங்க? எப்பிடி சமாளிச்சீங்க? யார்க்கிட்டயாவது உதவி கேட்டீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. <chuckles> ஆமாங்க. இருக்குதுங்க. ஆமாங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்? என்ன ஒரு கெட்ட விஷயம்? 2 மே இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆம் குரூப் அதில பார்த்தீங்கன்னா, அதுல இருந்த அத்தன படிப்பும் எனக்கு புதுசுங்க. இதுக்கு முன்னாடி அந்த பேரு, ஒரு பேருகூட நான் கேட்டிருக்க மாட்டேங்க.
இல்ல. அதுக்கு அப்பறந்தான் அந்த துறைகள் தேர்வே இருக்கும்.
ஆமாங்க. அது துறைகள் தேர்வும் இருக்குங்க. ஆனா, உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் குரூப்லயும் 2 வது குரூப்லயும் பார்த்தீங்கன்னா, அதே மேக்ஸு, கணிதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம், அப்புறம் வந்து சயின்ஸ்ன்னு சொல்லி இந்தமாரி விஷயம் வந்து ஏற்கனவே அங்க நடந்துட்டே இருக்கும். அந்த படிப்பு ஏற்கனவே 9 வது வரைக்கும் படிச்சத, 10 வது வரைக்கும் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அதனால நான் அந்த பேர சொன்னாவே, "இத பத்தி தான் சொல்லி தர போறாங்க. இதப் பத்தி தானே செய்யப்போறாங்க." அப்பிடின்னு நம்மளுக்கு தெரியுங்க. ஆரம்பம் தெரியும். அந்த படிப்பை பத்தி, ஒரு ஆரம்பம் பத்தி நமக்கு தெரியும். ஆனா, இந்த 3 வது இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசு புதுசா பேர சொல்லுவாங்க. அதுன்னா என்னன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்
ஆ. அஹ்ம். ஆமா. ஆஹாம்! ஆஹாம். நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்னத்து என்ன நீங்க புதுசா வந்து எதிர்கொண்டீங்க? பிரச்சனைன்னு.
அது பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. அக்கவுண்ட்ஸ் பத்தி நமக்கு என்னங்க தெரியும். அது பேர கேட்டாலே நமக்கு என்னன்னு புதுசா இருக்குது. நம்ம என்ன பேங்க்ல வச்சிருக்கிற அந்த அக்கவுண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும் தவிர, வேற என்ன அத பத்தி அ அத நால்லாங்கூட அத பத்தியா சொல்லி தர போறாங்க 2 வருஷம். அதுவுக்கே அப்படி தான் நம்ம யோசிச்சோங்க ஆரம்பத்தில. அந்த பெயர பார்த்துங்க. "இதுக்கே இவ்வளவு பெரிய புக் வச்சிருக்காங்க. அங்க போனா 4லே பேப்பர்ல வச்சு பேங்க்ல எழுதிக் குடுத்துட்டாங்களாமே. அவ்வளதான பேங்க்ல பணம் போட்றதுன்னு. இதக்கூடவா சொல்லித் தராங்க." அப்பிடின்னு சொல்லிட்டு என் என் நண்பர் வந்து அப்படித்தான் என்ட்ட கேள்வி கேட்டாங்க. எனக்கு அவமும் இல்ல. "உண்மை தானே நீ சொல்றது. கரெக்ட்டு தானே!" அப்படின்னுதான் எனக்கும் தோணுச்சுங்க. அந்த முதல் நாள்ல 11 ஆம் வகுப்பில முதல் நாள் இது தான் நடந்தது. இந்த கூத்து.
அஹ்ம். அஹ்ம். அஹ்ம். அஹ்ம். உங்களுக்கு பயமா இருந்ததா? "இத என்னன்னே தெரியல. நான் இத தேர்ந்தெடுத்துருக்கேனே! இல்ல, எனக்கு இதுதான் குடுத்துருக்காங்க." அப்படின்னு. இதுல எப்படி சமாளிச்சீங்க அத?
அ அதத்தான் சொன்னேனே. எனக்கு பயம் அ காட்டிலும் "அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தில இருக்கோமே!" அப்பிடிங்கிற ஒரு ஆவல் தான் எனக்கு இருந்தது. இது என்ன தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆவல் ஆயிப்போச்சுங்க.
குழப்பம். ஆ! அப்ப ஆவலாயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா, "இது புதுசா இருக்கு. நாம வந்து இது என்ன எப்படி படிக்கணும்?" அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அதுக்கு யாருடைய உதவியாவது தேவைப்பட்டுச்சா?
ஆமாங்க. ஆமா. ஆமா. இதில என்ன அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல் நாள், 2வது நாள் வந்து மத்த வகுப்புலாம் பாத்தீங்கன்னா, தாங்கள் யாரு? அப்பிடிங்கிற விஷயத்தில தான் அவுங்க வந்து எடுத்துட்டு போவாங்க அந்த படிப்ப. அந்த முதல் 11 ஆம் வகுப்ப முதல் நாள்லருந்து. ஆனா, எங்க ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவுங்களை வந்து யார்ன்னு சொல்லி காட்டிலும் "அந்த படிப்பு என்ன மாரியான படிப்பு? இத வந்து யாருக்குமே போக்கத்தவந்தான் வருவான்." அப்பிடிங்கிற மாரி ஒரு வார்த்தை இருக்குங்க. அது இந்த எங்களுக்கு வந்து அது நல்லாவே பொருந்துங்க. ஏன் பொருந்துன்னா, அப்படித்தான் எல்லாரும் அ பார்க்கிறவங்க பார்வையோட வந்து அந்த மாரி பார்வையில தான் எங்கள பார்ப்பாங்க. இந்த 3 ஆம் குரூப்ங்கிறதுங்க
அஹ்ம். அஹ! ஆ! சரிங்க, சரிங்க.
அ இதுக்கு அப்பறம் பார்த்தீங்கன்னா, சில பள்ளியில வந்து 4 வது குரூப் வேற இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் மோசமா பார்ப்பாங்க. அதுதான் இருக்குறதுலே கொஞ்சம் வருத் வருத்தமான ஒரு விஷயமே அதான். அதனால எங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து இத
அப்படிங்களாங்க! பள்ளிகள்லே இப்படி வந்து இருக்கா! என்ன?
பள்ளிகள்ல கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா பள்ளிகளுக்கு அல்லது மத்தவங்க ப அதாவது வந்து ஒரு ஒரு பெற்றோர்களும் இல்ல வந்து நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் அதே மாரி வந்து படிப்பில நல்ல மேன்மையா இருக்கிறவங்க, அவங்களை எல்லாம் பார்க்கும்போது, இது 3வது 4வது குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண் நல்லா வரல. அதனால படிக்கப் போறாங்க அப்படின்னு தான் அவங்க நினப்பு இருக்குங்க.
ஆஹ.
அது ஒரு வருத்தமான விஷயம் தான்.
இல்ல இப்ப உள்ள குழந்தைங்கலாம் நெறைய யோசிக்கிதுங்க, இப்போ முதல் வக துறை தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த குரூப்பை தேர்ந்தெடுக்கணும்ல இப்போ யாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி நான் அக்கவுண்டன்ட்டா தான் ஆவேன்னு முடிவெடுத்து அந்த குரூப் எடுத்தவங்கலாம் இருக்காங்க.
எங்கீங்க? ஆமாங்க ,இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திருமணம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிகாம் படிச்சவன திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உங்க மகள்ட்டையோ, இல்ல உங்க தோழி கிட்டயோ சொன்னீங்கன்னா, "ஆ நான் போய் என்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணுவேன்ங்கற. நீ போய் அக்கவுண்ட்ட போய் கல்யாணம் பண்ணுங்கற?" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் நடக்கும், இன்னைக்கு நடக்க தான் செய்யுதுங்க. ஏன்னா பள்ளியில வர்றதுக்கு அந்த அறிவுங்கறது கொஞ்சம் வளர்ந்திருக்குனு சொல்லலாம். ஆனா கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம், வாழ்க்கைன்னு வரம்போது, திருப்பி அதே மாரியான யோசனை தானே வாழுதுங்க.
அ. இல்லங்க, அதுலயும் மேலே ஆடிட்டரா போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்கல்ல! அந்த துறையில.
இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் ஏத்துக்கறது இல்லீங்களே. அதை நீங்க வந்து பெரிய ஆடிட்டர்ங்கறது வந்து வறதுக்கான வயசு வந்து அ ஓரளவுக்கு கொஞ்சம் ஆனா தான் வர்றாங்க. அதுவும் இல்லாமல பார்த்தீங்கன்னா, 25 வயதில ஆ ஆடிட்டர்ங்கிறான். அவங்க குடும்ப சூழ்நிலை வந்து, அவங்களுக்கு நல்ல விதமா இருந்தா தான் அவங்களால ஆக முடியுதுங்க. இல்லன்னா தேர்ச்சி பெற ரொம்ப
ஓ! வயதுக்குள்ள ஆகணும்னா எதிலயும் ஒரு இது வேணும் இல்லையா? நீங்க சொல்ற மாரி ஐடியில வேணா அது சாத்தியமா இருக்கலாம். படிச்ச உடனே ஏதோ ஒரு வேலைக்கு போயிரலாம். ஆனா இதெல்லாம் ஒரு இந்த துறையில தேர்ந்தெடுக்குறவங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா ப்ராக்டிஸ் எடுத்து ஒருத்தங்ககிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ணி அப்படி தான் வர முடியும் இல்லையா?
அ அதுக்குள்ள ஆமாங். ஆமா. ஆமாங்க. அது மட்டுமில்ல இந்த படிப்பே உங்களுக்கு வந்து அந்த கால தாமதம் ஆகுது. அதாவது வந்து நீங்க படிக்கறதுக்கான காலம் வந்து நீங்க குடுத்தா தான் அது உங்களால முடியும். உதாரணதுக்கு சொன்னேனா மருத்துவர்னு எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருடம். அவர் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி எடுத்து ஒரு முழு மருத்துவரா மாறக்கு ஒரு 10 வருடம் எடுத்துக்கும்.
ஆ, ஆமா படிப்பு 5 ப ஆ ஒரு 5 வருஷமா அது இருந்தாலுமே, திரும்ப அவங்களுக்கு பிராக்டிஸ், ஒரு அஞ்சு வருஷம் ஆனா தான் அவங்க தனியா ஒரு கிளினிக் எடுக்க முடியும் இல்லையா?
ம் அந்த இன்டர்ன்ஷிப். ஆமாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 4 வருடம், 5 வருடம் அந்த படிப்பும்போது கல்லூரியிலயே அவங்களை வந்து படிக்க வச்சறாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஏ ங்கிற ஒரு விஷயத்த நீங்க உள்ள போனீங்கன்னா, அது மாரி உங்களுக்கு எதுவுமே தேவப்படல. அப்படியே இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கேட்கற அந்த அந்த பணம் அதாவது வந்து அந்த மாதமான அவங்க எவ்வளவு தொகை கேட்கறாங்களோ, அது குடுக்கிறதுங்கிறது, அந்த படிப்பு படிக்கிறக்காக அதாவது டியூஷன் சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்க சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்க செலவிடுற தொகை வந்து ரொம்ப பெருசா இருக்குதுங்க. அது ரொம்பமே எல்லாத்தினாலேயும் சமாளிக்க முடியாதுங்க.
ம். ம். அப்ப, நம்ம வந்து அதை பத்தின புரி இப்ப ஜேஇஇக்கலாம், நீட்டுக்குலாம் எப்படி கோச்சிங் போயிட்டுருக்காங்களோ அதேமாதிரி அதுக்கும் தனியா கோச்சிங் அதுக்கு தனியா வந்து நம்ம பணம் செலவு பண்ணுறவங்களால மட்டும் தான் அத படிக்க முடியும் அப்படிங்க இது நீங்க இந்த பிரச்சனயை எப்படிங்க எதிர்கொண்டீங்க?
ஆமாங். இது வந்து எனக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. முதல்ல வந்து இந்த மாரி பார்வையை பார்க்கறது மட்டும் எனக்கு ஓரளவிற்கு புரிஞ்சதுங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா அந்த முதல் நாள் வந்து அந்த வாத்தியார் வந்து இந்த படிப்பு வந்து யாரெல்லாம் படிச்சு எங்க எல்லாம் போறாங்கள்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அந்த ஒரு அறிமுகம்
ம்ஹ்ம். ஆஹ. ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு.
ஆமா மோட்டிவேஷன் கிளாஸ் தாங்க. அத வந்து சொல்லும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்ச்சது. இந்த படிப்பு வந்து உலகத்தையே ஆள்ற படிப்பு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு உண்மையே புரிஞ்சது. நிஜம் கூட அது. ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த துறையில வேண்னாலும் எடுத்துக்கோங்க. எந்த மாற்றம் வந்தாலும் சரி. ஆனா கடைசி வரைக்கும் வந்து வணிகம் சார்ந்த ஒரு நபர் அங்கு இருந்தே ஆகணும். அது
அ. அதான எல்லாமே வணிகம் தான் இல்லையா.
ஆமாங்க. அதுதான் வணிக சார்ந்த ஒரு நபர் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய அவசியமாகுது. அவர் சின்ன சம்பளமோ, பெரிய சம்பளமோ கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தே ஆகோணும்.
அதானங்க நீங்க அந்த துறைய பத்தி அவ்ளோ, ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. தெரியல அது உள்ளே போய் பார்த்தா தான் வந்து எதுவுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஈஸி தான். இப்ப நீங்க சொல்லுங்க நான் 10 வகுப்பில் இவ்ளோதான் எடுத்தேன். இப்போ வந்து நான் அதை வந்து எப்படி நீங்க எடுத்தீங்க? இந்த துறை வந்து இப்போ தான் கத்துக்கிட்டங்க, புதுசு இப்போ அதை எதிர்கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க? எவ்ளோ மதிப்பெண் வந்து பெறுறதுக்கு யாரலாம் உதவி பண்ணா? நீங்க என்ன தீர்மானம் பண்ணிக்கிட்டு அந்த துறையை வந்து முழுதா படித்து அ மதிப்பெண் எடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா?
ஆமாங்க ஆமாங, அ. ஆமாஙf. ம். கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் வந்து அந்த முதல் அறிமுகம் வந்து எனக்கு ரொம்பமே ஒரு நல்ல அனுபவமா எனக்கு மாறிச்சுங்க அந்த நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட வந்து அந்த துறையில வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர்கள்ல்லாம் வந்து பெரிய மனிதர்கள். அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்கே ஒரு விளக்குறைவு மாதிரி ஒரு கொடுக்க வச்சாருங்க அந்த வகுப்பிலே. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஒரு வக்கீல் வந்து பேசுவாருங்க. ஒரு ஆடிட்டர் வந்து பேசுவாரு. அவங்க எல்லாம் பேசும்போது, கேட்கும்போது, நம்மளுக்கே வந்து பரவாயில்லையே! அப்படின்னா, நம்ம சரியான இடத்தில தான் இருக்கறோம்ன்னு எனக்கு அது புரிஞ்சதுங்க. ஆனா இந்த படிப்பு வந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து அ நல்லா பாஸ் பண்ணறதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு விஷயமும் கூட இந்த படிப்பில இருக்குது. அதே ஆமாங்க. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கறாங்க.
ம். அடடா! அ. அ. அப்படியா?
அது இப்போ பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அ எங்களோட வகுப்புல பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 40 பேர் இருப்பாங்க. நாங்க வந்து ஸ்கூல் 1 அப்படின்னு எடுத்தா, அந்த 40 பேர்ல ஒருத்தர் வந்தா மட்டும் போதுங்க. <laughs>
அ. ம். அஹா.
இப்ப மத்தவங்கல்லாம் பாத்தீங்கன்னா, 2வது குரூப், 3வது குரூப் எடுத்தவங்க அதாவது 1 குரூப், 2வது குரூப் எடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 200 பேத்துல, வந்து முந்தி தான் அவங்க முதல் ஆளா வர முடியும். ஸ்கூல் 1 வரதுக்கு. ஆனா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா, வெறும் 40 பேர்ல ஒருத்தர் வந்தா போதும். இது எங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சுங்க.
ம்ஹ்ம். இப்போ நீங்க உங்களுக்கு குடுத்த அந்த குரூப்பையே வந்து நீங்க மையமா வச்சுக்கிட்டு நம்ப என்ன பண்ணலாங்குற மாரி நீங்க முன்னேறி போயிருக்கீங்க. அப்படிதான் இல்லயா?
ஆமாங்க. அதுனால, வந்து முதல் தடவ இந்த மந்த்லி டெஸ்ட்னு ஒண்ணு வருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் அந்த மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வந்து போய் ப எழுதும்போது பாத்தீங்கன்னா, மோசமான மதிப்பெண் தான் எடுத்தங்க. அப்ப அந்த இந்த 10ல மு எந்த மாதிரியான மதிப்பெண், எந்த மாதிரியான படிப்பு சூழல் மதிப்பெண். அதுல்லாம் வந்து தொடர்ச்சியா இருந்து இங்க தொடர்ந்து நம்ப கூட வந்துடுச்சுங்க.
ஆஹ. ஆஹ. அதுக்குப்புறம் என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணீங்க ஸ்டெப் எடுத்தீங்க, யார் உங்களுக்கு உதவி பண்ணா, நீங்களே உங்கள வந்து தயார்படுத்துக்கிட்டீங்களா? தேர்வுகளுக்கு.
அது கண்டிப்பா. நானே தான் வந்து முதல தயார் படுத்த ஆரம்பிச்சேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தப்ப வந்து நம்மோ முதல்ல சொன்ன மாரி எங்கே தப்பு பண்னேன்? ஏன் படிக்காம இருந்தேன்? இல்ல ஏ நான் படிச்சிட்டுருந்தது ச தப்பா இருக்குதா? புரிஞ்சிக்காம இருந்தேனா? சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு அடுத்த 3 மாசம் வந்து இதையே நான் வந்து யோசிட்டு ஒரு ஒரு விஷயமா நான் வந்து செயல்படுத்துறேன். குறிப்பா சொல்லணும்னா, நேரத்த வந்து என்னுடைய நேரத்த வந்து காலையிவும், இரவு, சாயந்திரம் அந்த 2 நேரமும் வந்து எப்படியெல்லாம் படிப்புக்கு பயன்படுத்தலாம்? இரவு நேரத்துல வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் படிக்கலாம்? இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் வந்து ஆழ்ந்து யோசிச்சி அதற்கு ஒரு திட்டம் வகு வகுத்தேங்க. அதோட திட்டத்த வகுத்து அதுல செயல்படும் போது, எனக்கு எ எங்கேயாச்சு ஒரு இடத்துல நான் நிற்பேன். அதாவது எனக்கு இது புரியல்ல, இந்த இந்த படிப்பு புரியல்ல, இந்த குறிப்பிட்ட கணக்கு புரியல்ல. இல்லன்னா, இது ஏதோ பாடத்துல வர வர வரிகள் புரியல்ல, அப்படீன்னா அதுல குறிப்பிட்ட ஆசிரியரோ, முதல நண்பர்கிட்ட கேப்பேன் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அந்த மாரி நண்பரோ, இல்லன்னா வந்து தோழி.
ம். ஆஹ. ம்ஹ்ம். யாருடைய உதவியாவது நீங்க தேடிட்டு, அத நீங்க கத்துக்குறதுக்கு பாத்துருக்கீங்க? அப்படிதான் இல்லயா?
ஆமாங்க, ஆமாங்க. அப்படி கத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் அத உதவியக் கேட்டு அத வந்து, அத பிரச்சனைய அங்கேயே ச தீர்த்துக்குவேன். சரி பண்ணிக்குவேன். அப்படி சரி பண்ணி பண்ணும்போது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வருட க இதுல பாத்தீங்கன்னா, நான் நல்ல மதிப்பெண் எடுத்தேன். அப்போ 12ம் வகுப்புல கிட்டத்தட்ட 2, 3 பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் 1ங்கற இடத்துக்கு நான் வந்துட்டேங்க.
ம்ஹ்ம். பரவாயில்லைங்க. அப்ப நீங்க நெறைய பேர் கைடு பண்ணிருப்பீங்கல்ல?
ஆமாங்க. அந்த விஷயத்துல அது உண்மதான். அ எனக்கு நான் நல்ல மதிப்பெண் 11த்துல எடுத்தேங்கிறதற்காகவே, எங்கூட படிச்ச 2, 3 தோழர்கள் வந்து. சரி எனக்கு இது தெரியாது சொல்லிக்கொடுன்னு சொல்ட்டு அந்த 12த் ங்கும்போது, என்னட்ட வந்து உதவி கேக்க ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது. அதே மாதிரி ம ஒரு வாத்தியார் சொல்றத காட்டிலும் நான் ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவும் நான் எந்த அளவுக்கு அந்த பாடத்துல ந நல்லா புரிஞ்சுருக்கிறேன், படிச்சுருக்கிறேன்னு எனக்கு ரொம்பவுமே ஒரு திருப்தி கிடைச்சது.
ஆ. இல்ல, அந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்லும்போது ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒண்ணு தோணும்ல. பரவால்ல, நாம எதோ ஒண்ணு எடுத்தோம். ஆனா நம்ம அதுல வந்து ஓரளவு முன்னேறி போயிட்டுருக்கோங்கிற மாதிரி மனதளவுல ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா?
கண்டிப்பாங்க. அந்த திருப்திய நம்ம வந்து மேற்கொண்டு ஊக்குவிக்கவும் செய்யும். நம்மள இன்னும் நெறைய விஷயத்துல வெற்றி அடையற்கான அடித்தளமே போட்டுக் குடுத்ததுன்னு நான் சொல்லுவேன்.
இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க. அந்த துறை தேர்ந்தெடுத்துல இப்ப நான் ஒ ஓரளவு மீண்டு வந்துட்டேன். இதுல எப்படி தொடரணும்? நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவோடதான் நான் இப்ப இருக்கேன், அந்த துறையில நான் பயணம் பண்ணேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த துறையுல வந்து நான் வந்து யுஜி, பிஜின்னு சொல்வாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த 2 இதும் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் சிஏ ங்கிற விஷயத்துகுள்ள நொழைஞ்சுருக்கிறங்க. இப்ப அந்த விஷயத்துல தான் நான் முழுமையா அதுல போய்ட்டுருக்கிறேங்க. ப் அது படிப்பு இல்லங்க.
அடாடா. அ. சூப்பருங்க! ஆஹா! சூப்பர், சூப்பர். அ. பரவால்ல! எப்பயுமே வந்து இந்த சிஏ படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவாங்க. அவ்ளோ எளிதானது அ.
ஆமாங்க. ஆனா எனகிட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா, அது கஷ்டம்ன்னு நான் சொல்லமாட்டேன். நம்ம வந்து ஒழுங்கா நேரத்த அ கரெக்ட்டா வகுத்தோம்ன்னா, நான் இந்த விஷயத்த வந்து எளிமையா நம்ம கடந்து சேர்ந்துடலாம்ங்க, ஜெயிச்சுருலாம்.
இப்ப நீங்க எப்படிலாம் அந்த டைம் டேபிள் போட்டு எப்படி படிக்கிறீங்க? அந்த எல்லா எக்ஸாமயும் ஒண்ணா கிளியர் பண்ணுங்கிற மாரி தான் இல்லையா?
ஆமாங்க. தனித்தனியா வந்து ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஆனா எனக்கு வந்து நேரம் போத மாட்டேங்கிது படிக்கறக்கு. அதனால நான் என்ன பண்னேன்? சரி, நாம வந்து ஒரு ம 6 மாதத்திலயோ இல்ல 1 வருடத்திலயோ இத முடிக்க வேண்டிய படிப்பா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு 1 1/2 வருடம் எடுத்துக்குவோம். அதுக்குள்ள நம்ம
ம்ஹ்ம். அப்ப இடையில் நீங்க ஏதாவது வேல பார்த்துக்கிட்டே படிக்கிற மாதிரி இல்லையா?
ஆமாங்க. நான் வேல பார்த்து தான் படிக்கிறேன். அதனால அந்த காலத்த வந்து சரியா நாம வகுத்துக்குவோம்ன்னு சொல்ட்டு முடிவு பண்ணுங்க. முதல்ல எனக்கு தேவையில்லாத விஷயத்துல இருந்து எல்லாம் ஒதுக்குனே அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட படிப்பில மட்டும் முழுமையா கவனம் செலுத்தறக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பிச்சத்துல வந்து நான் வந்து இத்தன மாதத்துக்குள்ள இத முடிக்கணும் இத் அப்படின்னு அந்த திட்டம் போட்டு, இப்ப அதுல தான் பயணிச்சுட்டுருக்கிறேங்க.
ம். ம். <chuckles> பரவால்ல, நீங்க ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க! எனக்கு முதல் முறை வந்து தோல்வியா நான் எடுத்துக்கல. அது எனக்கு கிடைச்சதா நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு என்னலாம் அவங்க பண்ணாங்களோ, எனக்கு ஊக்கப்படுத்தும்போது நான் அத தெளிவா கேட்டுகிட்டு, அதன்படி நான் பயணம் பண்ணேன். எனக்கு உதவி பண்ணாங்க, என்னுடைய ஆசிரியைகள்லாம். ஆசிரியர் வந்து சொல்லும்போது நெறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி அவங்களே கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் நமக்கே தெரியுது, "இது நல்லா தான் இருக்கு போல இருக்குன்னு." அதுல நான் பயணம் பண்ணி அடுத்தடுத்த அ இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம்லாம் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து நான் வந்து பயணம் பண்றேன். ஒரு ஆடிட்டரா நான் ஆகணுனா நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு எப்படி சொல்றது? இலக்கு நான் தீர்மானித்து பயணம் போல்ற பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னும், நீங்க எப்படி அதுல தொடங்கினீங்க? அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. "தோல்வி" இனிமே பிரச்சன இல்ல. எல்லாத்தையும் கத்துக்கலாங்குற மனநிலை வந்துருச் வந்துட்டு எதுவுமே பிரச்சன இல்லைன்னு நெனைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. அது உண்ம தாங்க. 100 சதவீதம்!
அ மிக் அ மிக்க நன்றி.
மிக்க நன்றிங்க.